அதுதான் அவுங்க அன்னக்கு மட்டும் உங்கள என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னக்கு அ நம்ம நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல பாடகியை வந்து ஆ தெரிஞ்சு வச்சிருக்கும். ஒரு நல்ல பாடகியை வந்து இழந்துட்டோம் நம்ம. <laughs>
ம் வே ஒரு வேளை அது கத்துக்கிட்டாலும், <laughs> இல்ல அது கத்துக்கிட்டாலும் நம்ம அத வந்து தொழில் ரீதியா செய்றதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும். அ நிறைய பேரோட சிபாரிசு வேணும். அப்டி இல்லாம இந்த துறையில வரவே முடியாது. அது என்னன்னா அப்போ வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ மாறிடுச்சு. ஆனா, நான் போன காலங்கள்ல அந்த சமூகத்தினர் மட்டுந்தான் அத கத்துக்கணுங்கிற மாரியான விஷயங்கள் இருந்தது. வெளி ஆட்கள அவுங்க அவ்வளோவா ஏத்துக்கல. அதுதான் உண்மை.
ஆ. ம்ஹ்ஹும். ஓ! ஓஹோ. ம். இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது இல்லயா? ஏன்னா, ஒரு ஒரு கம்யூனிட்டின்னா அதுக்குள்ளேயே தான் அந்த ப்ப அவுங்க அவுங்க தான் வளரணும் அப்டின்ற மாதிரியான எண்ணங்களும் வந்து, நெறையா எடத்துல இருக்கு. அ அம்பேத்கருக்கு கெடைச்ச மாதிரியான நல்ல ஆசிரியர்கள் வந்து ஒரு சில பேருக்கு தான் கெடைக்கிறாங்க. அதுவுமே கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா, நீங்க அ எப்பையாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேள அவுங்க சொன்ன மாதிரி நம்ம அவுங்க ஆசைப்பட்ட மாதிரி வந்து, அவுங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேத்தியிருந்தா! ஒருவேள ஒரு லாயர் ஆயிருந்தா? இல்ல ஒரு நல்ல பாடகியாயிருந்தா!? அப்டின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பயாவது தோணியிருக்குங்களா?
கண் ஆமா. ஆமா. இல்ல எனக்கு தோணுனதே இல்ல. <chuckles> இப்போ நீங்க சொல்லும்போது தான், நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கலன்னு நெனக்கிறேன். ஏன்னா குடும்ப சூழ்நிலை வந்து, நான் ஒரு க 12 முடிச்சு நான் கல்லூரிக்கு சேரும்போது, அப்டியே மாறிடுச்சு. அப்போ வந்து என்னோட ஒரு அத் இது என்னன்னா, நம்ம வந்து வி சம்பாரிச்சு, அ வீட்டுக்கு தேவையானதை செய்யணும். அப்டிங்கிற விஷயம் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து இந்த துறைக்கு போலாம், அந்த துறைக்கு போலாம்லாம் யோசிக்க மாட்டோம். வேலக்கு போனா போதும், வீட்டுக்கு சம்பளம் குடுத்தா போதுங்கிற மாரியான ஒரு நிலை. அப்போ வந்து அக்கா படிக்கணும், தம்பி வந்து அப்ப பள்ளில இருக்கான். அடுத்து வந்து தம் ஒரு மூண்கு 3 வருடத்துக்குள்ள, வீட்டு நிலமை கொஞ்சம் சீராகுது. ஆனா, தம்பிய வந்து கல்லூரில போடணும். அதுக்கு நான் வந்து ஒரு லோன் எடுக்கணும். இப்டியே அடுத்தடுத்து இந்த மாதிரி அதா பண தேவைகளுக்கா ஓடுறனால, அ இந்த மாரியெல்லாம் அ யோசிச்சதே இல்ல.
ம்ஹ்ம். <laughs> ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ஹும். ம்ஹ்ஹும். ஓஹோ, சரி சரி. ம்ஹ்ஹும்.